அப்பறம் வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தேன். அமைதியா உட்கார்ந்தேன். வந்த உடனே ஒரு டம்ளர் டீ போட்டு குடிச்சேன். அமைதியா உட்காந்தேன். கண்ண மூடுனேன். என்ன நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட்டு வந்து, ஸ்டார்ட்டிங் ரிவைண்ட் பண்ணி பாத்தேன். அப்போ நானு எவ்ளோ தரம் நான் அப்பறம் நான் எங்க அக்காக்கு கால் பண்ணி பேசுனேன். எதுமே எங்க அக்காகிட்ட நான் சொல்லிடுவேன் நானு. அவக்கிட்ட கால் பண்ணி, அக்கா
அப்ப என்ன பண்ணீங்க நீங்க? ம். ம். சரி, ரொம்ப யாராச்சும் ஒரு ஆள்ட்ட சொன்னா, நம்மளுடைய மன அழுத்தம் வந்து, கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகம்.
சொன்னா, ம். ஆமா. அவளும் ஒரு ஆசிரியர்னால அவள்ட்ட நான் கால் பண்ணி, "அக்கா! நான் பண்ணது எதாவது தப்பு இருக்கா? இதுல எதாவது இதாகுமா?", அப்டின்னு அவள்ட்ட நான் கேட்டேன். அவ, "இல்ல, நீ பண்ண சுத் கரெக்ட்டு தான். நீ பண்ணது நூத்துக்கு நூறு கரெக்ட்டு தான். நீ எதுவும் நெனச்சிட்ருக்காத", அப்டின்னா. ஒரு மன தைரியம் வந்துச்சு. அப்டியே ஒரு சின்ன ஒரு வாக் போனே நானு, அப்டியே கொஞ்ச தூரம், அப்டியே நடந்து போயிட்டு வந்தேன் நானு. அப்டியே கொஞ்ச, கொஞ்சமா அந்த ப் அந்த ஸ்ட்ரெஸ்லருந்து, அப்டியே நான் வெளில வந்தேன். அப்றம் அடுத்த நாள் காலையில எப் நல்லா வந்து, நல்லா சமச்சு சாப்ட்டு, நல்லா படுத்து தூங்குனேன். அடுத்த நாள் காலையில நல்லா ஃப்ரெஷ் மைண்டோட இருந்துச்சு. அப்டியே எந்திச்சி நான் வேலைக்கு போயிட்டேன்.
சரிங்க. ம். அப்ப, அந்த பையன் அந்த நோட்ட மறுபடியும் அழகா எழுதிட்டு வந்து காட்னானா?
ஆ! அழகா எழுதிட்டு வந்து மட்டும் இல்லாம, அவங்க அப்பா, அம்மா வந்து, சாரின்னு அந்த நோட்ல மென்ஷன் பண்ணி அனுப்பியிருந்தாங்க. <laughs> ஆமா. என்னால ம்.
ஆ! சூப்பருங்க. அவுங்க பண்ண, அதாவது இவ்ளோ நாளா அந்த பையனோட கையெழுத்து மாறாதது. ஆனா நீங்க குடுத்த அந்த ஒரு, இதில தவறு, அதாவது அந்த தவறுன் சொ தண்டனைக்கு அழகா வந்து என்ன ஆயிடுச்சு, அப்டி சொல்லி பாத்தீங்கன்னா, அழகா மாறிடுச்சு. அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பாராட்டு தெரிவிச்சிருப்பாங்க, கண்டிப்பா.
ம். கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த சாரின்ற ஒரு வார்த்த பார்த்தொடன, இருந்த அந்த கொஞ்சனஞ்ச ஒர்க் டென்ஷனும் எனக்கு கம்மி ஆயிடுச்சு எனக்கு. அ என்ன எனக்கு என்னப் பொறுத்தவரைக்கும் இந்த பணி பிரச்சனை வரம்போது, நான் என்ன செய்வேன் அப்டின்னா, சோர்வு அடைஞ்சிடுவாங்க அதெல்லாம் யாராலயும் வந்து தெம்பாலாம் இருக்க முடியாது. கண்டிப்பா எல்லாருமே வந்து, பாத்தீங்கன்னா வீக் ஆகிடுவாங்க. ஆமா.
ம். ஐயோ! ஆமா. அது எல்லாமே ஒத்துக்கக்கூடிய விஷயங்க தான். ஆமா ஒத்துக்க வேண்டிய விஷயந்தான்.